சரிங்க.
அப்டி குடுத்தப்ப வந்து எல்லாரும் கேட்டாங்க, உனக்கு இத கொஞ்சம் அதிகமா குடுத்துருக்காங்க. நீ நல்லா பண்ண அப்டிங்கிற மாதிரி என்ன சொன்னாங்க. சரின்ட்டு அப்டியே போயிட்டு இருந்தது. அனுபவம் இல்ல.
சரி, சரி. ஆனா அனுபவம்ல்லாம் கிடையாது. அந்த மதிப்பெண் அடிப்படையில உங்களுக்கு அந்த வேல வந்து குடுத்துட்டாங்க.
ஆமா. அதாவது வந்து எனக்கு அத பத்தி தெரியும். அ அதாவது அதாவது நான் எதுல போனேனோ, அத பத்தி எனக்கு ஓரளவக்காவது அது அந்த இது எவ்ளோ அதாவது கோர்ஸ் பண்ணும்போதே நம்ளுக்கு கட்ட ட்ரெய்னிங்ல வந்து டெஸ்ட்ட்ல்லாம் வைப்பாங்க இல்லையா? அதோட இதா தான் வைப்பாங்க. எல்லாமே எங்களுக்கு கத்து குடுத்தாங்க. நான் ஒரு லக்கி பேட்சுன்னு வந்து நெனச்சேன். அப்டிலாம் முடிஞ்சுது. ஒரு ஆசை வேலை வந்து கெடைச்சிது. கடைசில ஆமா. ஆமா. எல்லார்கிட்டயும் சொன்னேன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பரவாயலயே! என்னாலேயே அந்த கம்பெனியில வேல வாங்க முடியல, வாங்கிட்ட அப்டின்ட்டு எல்லாம் என்ன சொன்னாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. பரவால்ல எக்ஸ்பீரியன்ஸ்
சரி, சரி. ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம்ஹ்ம். சரிங்க. பரவால்ல. வாங்கிட்டோம், ஒரு சாதிச்சுட்டோங்கிற ஒரு உணர்வு அந்த நிமிஷத்துல. ஓஹோ! ம்ஹ்ம். கரெக்ட் மாரிதான். கண்டிப்பா.

கண்டிப்பா, கண்டிப்பா.
கடசில கெடைக்காமயே போச்சுன்னு நான் வந்து சொல்லலாம் அது. அப்புறம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டன். அதுலந்து எனக்கு வெளில வர முடியல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் இல்லையா? அந்த வேலை ஆசைப்பட்ட வேலை வேற.
ம். ஆ, வீட்ல வந்து என்ன சொன்னாங்க? இல்ல பரவால நீ போயிருக்கலாம்ல. அ ஏன் வந்து வீட்ல இருக்கறேன்னு சொன்ன? அந்த மாரி எதுவும் சொல்லலையா? வீட்ல இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க இல்லையா? சில சமயத்துல.
கண்டிப்பா. அதாவது வந்து அப்பாவுக்கு என்னன்னா அதாவது அப் ரொம்ப தூரம் நீ வந்து போனீனா எ நாங்க வந்து எப்படி பாக்கணும் உங்கள உன்ன வந்து எனக்கு உடம்பு சரி இல்ல. நான் உன்ன வந்து பார்கறதுனா கூட ஏதாவது ஒரு நாளைக்கு உடம்பு சரி இல்லனா கூட நான் என்ன பண்ணுவேன்? அப்படிங்கிற மாச்சி கேட்டாங்க. கண்டிப்பா. அவங்க கேட்டது வந்து எனக்கு இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு மனசு இருக்கும் இல்லையா? ஆசப்பட்டோம் அப்படிங்கிற மாரி சரின்னு விட்டுட்டன். சரி நம்ம அப்பாவ பாத்துக்கணும். நெறைய இது இருக்கு. வேண்டான்னு விட்டுட்டன். விட்டுட்டு எனக்கு ஒரு 6 மாதம் எனக்கு வந்து கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த 3 மாதமா இடைவெளி விடாத நான் வந்து வேல் இதையே பண்ணிட்டுருந்தேன் இல்லையா? காலையில 9:00 மணிக்கு உக்காருவன் 6:00 மணி வரைக்கும் எனக்கு இருக்கும்.
கண்டிப்பா, கண் சரி. ஆமா. சரிங்க. சரி, சரி. ம், ம், ம். சரிங்க. அந்தபடி ஆனா
கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பள்ளிய பள்ளி மாதிரி தான் இருந்தது.
ஓஹோஹோ!